நம்மளுடைய வீட்ல பார்த்தீங்க அப்டின்னா எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க அப்டிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அது நம்ப குழந்தைங்களா இருக்கணுங்ற அவசியம் கூட கடையாது. பக்கத்து வீட்டு கொழந்தைங்க, இல்ல அண்ணன் கொழந்த, அக்கா கொழந்த, அப்டின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விதத்துல, நமக்கு கொழந்தைங்க வந்து வீட்ல இருப்பாங்க. அப்டி இல்லைனா வீட்ட சுத்தியாச்சும் இருப்பாங்க. அப்டி இருக்கும்போது குழந்தைங்க இருக்கும்போது, கவனத்த எப்டி திருப்புறீங்க நீங்க?
ஆமா நீங்க சொல்ற மாதிரி நம்பள குழந்தைங்க கவனிக்கிறதுங்றது நமக்கு ஒரு பெரிய சவால் தான். ஒரு நீங்க சொல்றபடி பார்த்தீங்கன்னா, ஒரு 3 வயது வரைக்கும் என் பையன்லாம், நாம சொல்றது மாத்தரம் தான் கேட்கவே செய்வாங்க. ஏன்னா நாம மட்டும் தான் இருப்போம்.
ஆமா.
அப்டிங்ற பட்சத்துல நாம எப்டிலாம் அவங்க கவனத்த வந்து நாம வந்து கூப்புட்டா கவனிக்கிறாங்களா? இல்ல நாம இருக்கோங்றத கவனிச்சு தான் செய்றாங்களா? அப்டிங்ற மாதிரி. ஏன்னா எனக்குல்லாம் ஒரு புரிதல் வர்றதுக்கே நம்ம அ எப்டி சொல்றது ஏதாவது பயிற்சி கொடுத்தோ, ஏதாவது டெஸ்ட் பண்ணியோ, பார்ப்போம். "நம்ம பேரு சொன்னா திரும்புறாங்களா? இல்ல நாம இருக்கறத நெனைச்சுட்டு தான் இந்த மாதிரி வெளையாட்றாங்களா?" அப்டிங்ற மாதிரி. ஏன்னா எந்த நேரமும் கொழந்தைக்கு ஒரு 3 வயது இருக்ற வரைக்குமே நாம கண்ணு வச்சுட்டேருப்போம் இல்லயா?
ம். ஆமா, ஆமா. அதுக்கு என்ன நடக்குதுன்னு, அவரு சொல்றது முடிய, அதுக்கு வாய் தொறந்து சொல்றது முடிய, கவனம் வந்து இருக்கணும் ஆமா.
சொல்ல தெரியாது. அப்ப நமக்குமே எப்டி வளர்க்கணும் நாமளும் மு புதுசா இப்ப தான் வந்து கொழந்தைய பெத்தெடுத்து நாமளும் வளர்த்துட்ருக்கோம், நாமளும் கத்துண்டுருக்கோம், அவங்களும் கத்துட்ருக்காங்க. அப்ப 2 பேர் ம் நான் அப்டி தான் நான் பார்த்தேன். எனக்கும் தெரியாது இதுக்கு முன்னாடி இந்த அனுபவம் கடையாது. ஒனக்கும் வந்து இப்டி கெடையாது நாம 2 பேரும் கத்துக்லாம்ன்கிற மாதிரி தான் நான் அதிகமான நாட்கள்னு சொல்ல முடியும். என் கணவர் கூட சொல்வாங்க, "ஏம்ப்பா அப்டி சொல்ற?" அப்டின்பாங்க. "ஆமா நானும் அம்மாவா இப்ப தான் கத்துட்ருக்கேன். நெறைய வந்து தப்பு பண்றேன், நெறைய வந்து என்ன பண்றேங்றது தெரியாம நானும் உணர்ற நாட்கள்லாம் இருக்கு. அப்ப நானும் கத்துக்கிட்டு தானே இருக்கேன்." நாம நெனைக்றோம் இவ்ளோ படிச்சிருக்கோம், இவ்ளோ பெரிய வேலைகளுக்குல்லாம் போயிருக்கோம். நம்மளால வளர்க்க முடியும். நமக்கு நெறைய குழந்தைங்கள் அ சைக்காலஜில்லாம் படிச்சுருக்கோம். நம்மளால முடியும் அப்டிங்ற மாதிரியான ஒரு மனப்பாங்கு இருந்தது ஆனா உள்ள எறங்கும்போது தான் தெரிஞ்சுது, அது எவ்ளோ கஷ்டம்? அப்டின்னு
<tsk> ரொம்ப சரியா சொன்னீங்க. வெளியில பார்க்கும்போது அழகா கொஞ்சிட்டு போய்டுவோம். யார் பக்கத்து வீட்டு கொழந்தையாச்சு இருந்துச்சுன்னா அழகா கொஞ்சிட்டு போய்டுவோம். அடுத்து தனக்குன்னு ஒண்ணு இருக்கும் போது தான் பிரச்சனையா இருக்கும்.
சரியா ஆ. இல்ல என்கிட்ட என் அண்ண பசங்கள்லாம் என்கிட்டே என் அண்ணன் பசங்கலாம் இருப்பாங்க. அவங்கலாம் நான் என்கேஜா வச்சுப்பேன். ஏதாவது வெளையாட்டு குடுத்து இத இத எடுத்துட்டு வா, இத இத நீ பண்ணு, அப்டிங்கிற மாதிரி என்கேஜா ஊஞ்சல்ல உட்கார்ந்துட்டு வெளையாட சொல்லிட்டு, மொதல்ல நானும் உட்காந்து நல்லா வெளையாட வுடுவேன் அவங்கள. அதுக்கப்புறம், ஒரு வேலையா ஆக்டிவிட்டி மாரி குடுத்தோம்னா, கலர்லாம் ஒரு ஒரு கலரா எடுத்துட்டு வா இங்கே இருக்றதெல்லாம் எடுத்துட்டு வா அப்டிங்கிற மாதிரி ஒரு ஒரு ஆக்டிவிட்டி குடுத்துருவேன்.
ம்.
அப்ப ஒன்கிட்ட இருக்கும்போது குழந்தைங்கலாம் நல்லா அழகா இருக்குதுங்களே. சம்மத்தா இருக்குதுங்க. என்கிட்ட இருந்தா மட்டும் இப்படி இருக்குங்கன்னு. எங்க அண்ணிங்கலாம் சொல்றபோது எனக்கு ஞாபகம் இருக்கு
ரொம்ப பெருமையா இருந்துருக்கும் அப்ப.
ஆமாமா. அப்பதான் அது நல்லாருந்துது. அத நாட்கள் நம்ம வந்து அம்மாவாகும்போது தான் தெரியிது. இது எவ்ளோ கடினம்! அ கடினம்னு சொல்றதா அது எப்படி சொல்றது. தினமும் பயிற்சி எடுத்துக்கிட்டேன்னு தான் நான் சொல்ணும்
ஆமா. வா நம்ம 2 பேரும் சேர்ந்தே வந்து பயிற்சி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க கூட்டிட்டு போயிருக்கீங்க?
ஆ. அதுதான். இப்ப வரைக்கும் நான் அப்படிதான் என் மக ஆமா. இப்ப வரைக்கும் என் மகன்கிட்ட நான் அதான் சொல்றது உண்டு. நான் இன்னுமே தினமும் கத்துக்குறேன். போன வாரம் நீ ஒரு மாரி இருந்த மாரி இருக்கு, இப்போ ஒரு மாரி இருக்க. நான் இப்படி மாறிக்கணுமா. இல்ல நீங்க அம்மாவுக்காக மாறிக்கிறீங்களா அப்டிங்கிற மாதிரி நான் கேட்கிற நாட்கள்லாம் உண்டு. ஏம்மா நீங்க
இப்ப. ம மகனுக்கு இப்ப எத்தன வயது?
இப்ப 8 வயது ஆக போது.
ஓ! 8 வயது முடியவே கத்துக்கிட்டே தான் இருக்கணும்மா, அப்ப கத்துக்கிட்டே இருக்கணுமா?
நீங்க வேற. எங்க அம்மா இன்னும் கத்துக்குற மாரி தான் எனக்கு தோணுது
ஓ! சரி சரி. நான் கூட ஒரு குறிப்பிட்ட வயசு வந்தற்கு அப்புறம் மேல, நம்ம கத்துக்க தேவையில்ல. அவங்களே பார்த்துப்பாங்க அப்படினு நெனச்சிகிட்டேன். இப்ப நீங்க பேசுறத வச்சி பார்த்தா அ நம்மளே அடிக்கடி நெறைய கத்துக்கணும் போலருக்கே.
ஆமாமா. எங்க அமமா இப்ப வந்து மருமகன் அ அப்புறம் பேர கொழந்தைங்க. அதுக்கப்புறம் இங்க மகன் மகன் வழி பேரன் அந்த மாதிரி நெறைய கத்துக்கிட்டே தான இருக்காங்க. இன்னமும் குழந்தைகளுக்காக ஏதாவது கவனமா பார்த்து பார்த்து செய்ய வேண்டியதா இருக்கு இல்லையா?
ஆமா, ஆமா. ரொம்ப சரியா சொன்னீங்க.
அத பார்க்கும்போது தான் எனக்கு தெரியிது. இன்னும் கத்துக்கணும் போல இருக்கு. இது கடைசி வரைக்கும் நமக்கு இந்த படிப்பினை வந்து அவசியம் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒண்ணு. ஒண்ணுலேருந்து 2 வயசு இருக்கும்போதெல்லாம் நமக்கு பெருசா ஒண்ணும் விளையாட்டுக்கெலாம் இருக்காது அதிகமா அந்த. நம்ம ரைம்ஸ்லாம் பாடிக்கிட்டே அவங்க பின்னாடியே நான் விளையாண்டுட்டே இருப்பேன். ஏதாவது டாய்ஸ்லாம் வச்சுட்டு. அப்புறம் 3-. 3, 4 வயசுலாம் இருக்கும்போது அவங்க கையில நான் குடுத்துட்டு. இந்த இந்த இந்த இப்ப கார்ல வச்சுருக்கோம்னா, "இந்த கார்லாம் தனியா எடுத்து வையுங்க. இந்த பாக்ஸ்க்குள்ள," அப்டிங்கிற மாதிரி. அ அந்த பால்லலாம் இருக்குன்னா அந்த என்னன்ன கலர் பால் இருக்கோ அதுக்குள்ள போடு அப்டிங்கிற மாதிரி. அ நான் வண்ணங்கல்லாம் அப்டிதான் வந்து நான் அவங்களுக்கு சொல்லிக் குடுத்த ஞாபகம்.
அதுக்கப்புறம்? ஓ! இப்ப அ 5 வயசுக்கு மேற்பட்ட குழந்தைகள்ட வந்து, நம்ப வந்து அந்த குழந்தையோட கவனத்த ஈர்க்கணும் அப்டின்னா என்ன செய்யணும்?
அதான் நம்ப வந்து என்னன்னா அவங்க ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்துருவாங்க. அஞ் 5 வயதுனா நமக்கு இப்போலாம் யுகேஜி சேர்த்துட்றோம் இல்லயா, யுகேஜி போயிட்றாங்க.
ஆமா.
அப்ப ஸ்கூல்லேருந்து வந்த உடனே. நீங்க என்ன படிச்சிங்கன்னு கேட்கறதுக்கே அதுங்களுக்கு ஒரு மாரி ஆயிடுது. நம்ப அம்மா ஆ. ஆமா. "நான் இன்னைக்கு என்னலாம் பண்ணேன் தெரியுமா? இந்த இதெல்லாம் சமைச்சு வச்சேன். இப்டி ஆய்டுச்சு." அப்டிங்கிற மாரி தான் நான் ஸ்டார்ட்டே பண்ணுவேன். அப்டியா நான் வரதுக்குள்ள இதுல நான் ஒண்ணுமே பண்ணியிருக்க மாட்டேன். இந்த சோஃபாவ இந்த இந்த பக்கத்துல இந்த பக்கம் திருப்பி போட்ருப்பேன்.
அதுக்கு சொல்லவும் சொல்லாதுங்க வேற. ஓ!
அந்த ஷெல்ஃபு நான் கொஞ்சம் தொடச்சி இந்த பக்கம் மாத்தியிருப்பேன் ஒரு நாளு. ஒரு நாள் கிச்சன்ல இதிலேருந்து இந்த பாக்ஸ் எடுத்து இந்த பக்கம் வச்சிருப்பேன். இதானே அம்மா இவ்ளோ நேரம் பண்ண, "நீ என்ன பண்ணன்னு சொல்லு அப்டிங்கிற மாரி கேட்பேன்" நானு.
ம். ஓ! அதுக்கர்த்தம் வந்து, நானா கே நீ என்ன பண்ணன்னு? சொல்லி கேட்டா, பதில் வராது அதுக்காக வந்து.
நாம என்ன பண்றாங்க நமக்கும் ஒரு புரிதல் இருக்காது இல்லையா? அவங்க கவனத்த ஈர்க்கணுன்னா நாம ஏதாவது பண்ணிருக்கணும். அப்படியா, நான் நெறையா அப் வந்து ரைம்ஸ் லாம் படிச்சேன் தெரியுமா? அப்படின்னு ஆரம்பிப்பாங்க.
ஆமா. ஓ! அப்படியா, இது தெரியாம போச்சே. என் பிள்ளைய கேட்பேன். அது சொல்லவே சொல்லாது. எப்பப்ப எப்ப திரும்பி சொல்லும் அப்டின்னா, பெட்டுக்கு போயி உட்காந்து இருப்போம் தெரியுமா?
ம். அதுவும் ஆமாமா. நெறைய குழந்தைகள் அப்படிதான் இருக்குன்னு, எங்க அம்மா ல எங்க எங்க இப்ப நெறைய அம்மாக்கள்லாம் சொல்றாங்க.
ஆமா. அப்ப தான் கத கதைய வாயே ஓயாம பேசிட்ருக்கும். அப்ப தான் நமக்கு தூக்கம் வரும்.
சில குழந்தைகள் எதுவுமே சொல்லவே மாட்டேங்குதுங்க. அப்படின்னு வந்து என்கிட்டலாம் நெறைய பே பேரன்ட்ஸ்லாம் சொல்லும்போது, நான் நெனப்பேன் "இவங்க பழக்க படுத்தாம குழந்தைய கொற சொல்றாங்களே."
ம்ஹ்ம். அப்ப கேட்டா வாயே தொறக்காது. அதுக்கப்றம் மேலு என்ன தெரியுமா? பெட்டுக்கு இழுத்துட்டு போகும். இழுத்துட்டு போகும்போது தூங்க போடம்போது தான் எந்திரிச்சு உட்காந்து, கத கத கத கதையா ஒரு 1/2 மணிநேரம் பேசி தீத்து தள்ளிரும். டேய் தூங்குடா கால சீக்கிரம் எந்திரிக்கணுன்டா. ஆ.
அ. அதுதான் நம்ம அடுத்த நாள் பள்ளிக்கு அனுப்பனும், அப்டிங்ற மாதிரியான ஒரு இதிலேயே இருப்போம். ஆனா
ஆமா. அப்பதான் அதுங்க பேசறதுக்கு ஆர்வம் காட்டுங்க மூழ்கி மூழ்கிக் காட்டுங்க.
நான் அப்டித்தான் சொல்லுவேன். "நான் இப்போ ஒரு 5 நிமிஷத்துல நான் இந்த கதை எல்லாம் சொல்லப்போறேன். நீ எவ்வளவு நேரத்துல சொல்லி முடிக்கிறேன்னு பார்க்கலாமா?" அப்டிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். சின்ன சின்ன ஸ்டோரியா சொல்லியே "நான் அவங்களுக்கு வந்து பொய் சொல்லக்கூடாது" அப்டின்னோ. அந்த ஸ்டோரில அவன் பொய் சொன்னனா, "அதுக்ப்புறம் யாருமே அவன் நம்பவே இல்ல. நான் எல்லாம் சொல்லமாட்டன் பா. எங்க அம்மாகிட்ட சொல்லிருவேன்." நான் போயி.
ஓ! இந்த மாரிலாம் அழகழகா அ அவங்கள வந்து பிள்ளைங்கள வந்து தயார் பண்ணியிருக்கீங்க. இப்ப புள்ளைங்க வந்து சில சமயங்கள்ல வந்து ஒரு ஒரு தருணம் மாதிரி இருக்க மாட்டாங்க. சில சமயங்கள்ல அழுவுவாங்க, சில சமயங்கள்ல வந்து கோவப்படுவாங்க. அப்ப வந்து எப்படி வந்து நம்ம சமாளிக்கலாம் அந்த குழந்தைங்கள?
அப்டின்னு ஆமா. இல்லை. நாம எல்லா நேரங்களும் ஒரே மாதிரியான குரல் இருக்கானா, இல்ல. "நம்ம ஒரு மா பாசமா இருக்கும்போது நம்ம எப்டி இருக்கோம். நம்ம கொஞ்சம் அடம் பண்ணோம்னா. அம்மா என்ன பண்றாங்க." அப்டிங்கிற மாதிரியான, இத நம்ம பண்ணனோம்னா. அந்த குழந்தைய கண்டிப்பா கவனிக்கிதுங்க.
அப்டிங்களா?
ஆ. நம்ம வந்து இப்ப "நான் லேஸியா இருக்கேன், என்னால முடியல நீ இது செஞ்சு தறியா?" அப்டின்னு கேட்டா. "அப்டியா உனக்கு முடியலையா நான் காலுக்கு ஏதாது சுடு தண்ணி எடுத்துட்டு வந்து தரவா?" அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா. நாம வந்து சொல்றது தான் பசங்க வந்து அவ்ளோ இதா பாதிக்குது அவங்களுக்கு. நான் சொல்றது உண்டு t நீங்க 2 பேரும் ஏதாது பேசணும்னா என் மாமனார், மாமியார் கிட்ட கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க. பெரியவங்க இருக்காங்க வீட்ல. <chuckles>
அதுக்கு என்ன சொல்லுவாங்க பசங்க?
ஆமாமா. நீ சொல்றது கூட சரிதான் காதுல வாங்கிட்டே இருப்பாங்க. பாக்க தான் சின்னது.
அச்சச்சோ! <chuckles>
பாக்க தான் சின்னது. ஆனா எல்லாத்தையும் காதுல வாங்கிட்டு அப்டியே அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல அத அப்ளே பண்ணிட்றாங்க.
ஆமா, ஆமா, ஆமா. அது உண்மதான்.
இப்ப தாத்தா என்ன வார்த்தை பிரயோக படுத்துறாங்களோ உபயோகப்படுத்துறாங்களோ அதே மாதிரி அவங்களும் அந்த இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல நம்ம சொல்லிடணும். அந்த வார்த்தையன்னு தேடி, தேடி கண்டுபுடிச்சி சொல்லிட்றாங்க.
அது என்னமோ உண்மதான். அதுங்க காதுல வாங்காத மாரி தான் இருக்குங்க. ஆனா, வந்து அதுக வேறு ஏதோ கவனத்த, என்னனமோ செஞ்சுட்டு இருக்குங்க, ட்ராயிங் பண்ணிட்டு இருக்குங்க, இல்ல நோட்ட எடுத்து கிறுக்கிட்டு இருக்குங்க.
அ. <chuckles> நானா செக் பண்ணி பாப்பேன். இவன் நிஜமாவே வந்து எனக்கு ட்ராயிங் தான் வரையிறானா. நிஜமா எழுதுறதுல மாத்திரம் தான் கவனம் செலுத் ச கவனம் செலுத்துறானா? அப்டிங்கற மாதிரி. "நான் வந்து இது பண்ணேனா?", அப்படின்னு என் கணவர்கிட்ட நான் சொல்லிட்ருக்கும்போது," நீ என்கிட்ட இது நீ வந்து பள்ளி வந் பள்ளியிலேருந்து வந்த உடனே நீ சொல்லும்போது இத சொல்லவே இல்ல, அப்பா வந்த உடனே சொல்ற?"
எப்படி செக் பண்ணுவீங்க? <chuckles>
<hiccups> அப்ப தான் நான் நெனைப்பேன்.
<inhales> சரி, சரி, சரி. எவ்ளோ எவ்ளோ அழகா நீங்க வந்து அத கவனிக்கிதா! இல்லையாங்கிறத எப்டி போட்டு வாங்கியிருக்கீங்க!
ஆ அப் ஒரே ஒரே ஒரு இது வார்த்த விட்டா போதும் உடனே குடு குடுன்னு ஓடி வந்துருவான். "என் அப்பா என்கிட்ட இது சொல்லவே இல்ல அம்மா. உங்கக்கிட்ட மாதிரி சொல்றாங்க." அப்புறம் இன்னொரு சண்டைகள் நடக்கும். நம்ம நம்ம மேல அதிகமா பாசம் வச்சிருக்காங்களா? நம்மள நல்லா பார்த்துக்கிறாங்களா? அப்பாவ நல்லா பார்த்துக்கிறாங்களான்னு ஒ்ண்ணு.
அதுவும் நடக்கக்கத்தான் கூடியது தான்.
ஆ குழந்தைகள் இருக்கும்போது நாம ரொம்ப கவனமா இருக்கணும். ஏதாவது ஒண்ணு இந்த பக்கம், அந்த பக்கம் கொஞ்சம் திருப்பிட்டு தான் நாம ஏதாவது வந்து விஷயங்கள பேச வேணும் அப்டிங்கிறமாரி. சில நேரங்கள்ல நான் இப்பல்லாம் சொல்றது உண்டு. அ என் கணவர்க்கிட்ட கண்ண முதல பாருங்க! நாம கொஞ்சம் யோசிச்சு தான் பேசணும்
ரொம் <chuckles>
அப்டிங்கிறமாரி கொஞ்சம் இடைவெளி விட்டா தான் அவுங்களுக்குமே தெரியிது. நம்ம வந்து இப்ப வளர்ந்துட்டுருக்கோம். அப்பா, அம்மா வந்து நம்மகிட்ட மறைக்கிறாங்க சில விஷயங்கள.
ஆமா.
"இது பெரியவங்க விஷயம்னு ஏன் சொல்றாங்க?" அப்டிங்கிற மாதிரி. நான் இங்கே இந்த படத்துக்ல்லாம் போ கூடாதா? ஆமா இந்த படத்துக்ல்லாம் போவே கூடாது <chuckles> அப்டிங்கிறமாரி சொல்லும்போது இதெல்லாம் பெரியவங்க படம். "ஓ! அப்ப இது பெரியவங்க விஷயமா? எனக்கு தெரியக்கூடாதா?" ஆமா இது பெரியவங்க விஷயம் தான். நீ பெருசானவுனே நீ இதெல்லாம் எப்டி சமாளிப்ப பாரு. அப்டின்னு நான் கத ஆரம்பிக்கிறது
ஓ! ரொம்ப அழகா சொல்லிட்டிருக்கீங்க, உங்க குழந்தை வளர்த்தல்ல. எனக்கு வந்து இப்ப வீட்ல எல்லாம் பெரியவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா? அப்போல்லாம் வந்து இந்த குழந்தைங்க வந்து எப்படி அவுங்களோட கவனத்த வந்து திருப்புறாங்க?
ஆம். இல்லை அவுங்கள அவங்களுமே நம்ம வந்து அவுங்களுமே குழந்தை மாதிரி தான் ஆயிறாங்க, பெரியவங்களாக ஆக. நாம இவுங்களே இவுங்கள எப்படி பார்க்குறோமோ, அவுங்களயும் அதே மாரி தான் பார்க்க வேண்டியதிருக்கு. அதனால எல்லாருக்கும் ஏதாவது ஒரு சின்னதா ஒரு வேலை குடுத்துட்டோன்னு வச்சிக்கங்களேன், இந்த சனி, ஞாயிறு நமக்கு போறது நிம்மதியா போறது நல்லா நடக்கும்னு நெனைக்கிறேன்.
ரொம்ப சரியா சொன்னீங்க. ஆமாங்க. இருக்குறதிலேயே மத்த வேலை நாட்கள்லாம் பெருசா தெரியாது. இந்த சனி, ஞாயிறுகள் தான் என்ன ஆகும், அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப இழுக்கும்.
ஆ. நான்லா என்ன பண்றதுன்னா, ஞாயிற்றுக்கிழமையானா ஒண்ணு வெளியில வாங்கி சாப்பிடலாமா அப்படின்னு யோசிக்கிறது. இல்லைனா நாம எல்லாரும் சேர்ந்து சமைக்கலாமா? அப்படிங்கிற மாதிரி. "நீ, இந்த காய்கறி கட் பண்ணா யுவன் அழகா கட் பண்ணுவான். இவுங்க வந்து இந்த காய்கறி அழகா கட் பண்ணுவாங்க, தாத்தா. இது வந்து அழகா கழுவி அப்பாயி எடுத்துட்டு வருவாங்க." அந்த மாதிரி ஒண்ணு ஒண்ணையும் நாங்க அப்படிதான் வந்து அ
அப்படி ஐஸ் வச்சு நீங்க வேலை வாங்கிக்கிறீங்க.
இல்ல அப்படி செய்யும்போது, அவுங்களுக்கே அது தெரியாம அது அழகா வருது!
ஓ! அப்டியா?
ஆமா. எனக்கே வந்து, இவுங்க வந்து, கேரட் அப்படி பீல் பண்ணும்போது, எனக்கு ஆசையா இருந்தது, என் மகன் செய்யும்போது. எனக்கு கூட கொஞ்சம் ஸ்கின் வந்து, கொஞ்சம் நான் டைட்டா பிடிக்கிற மாதிரி இருக்கு, அவங்க வந்து அத அவ்ளோ அழகா மேல இருக்குறத மாத்ரம் பீல் பண்றத பாக்கும் போது எனக்கு அவ்ளோ, எப்பிட்றா இப்படி ஸ்க்ரேப் பண்ண கத்துக்கிட்டனு, உன்கிட்டந்துதான் கத்துக்கிட்டேன்."நீ என்னவோ எனக்காக இப்படி சொல்றன்னு நினைக்கிறே அம்மா" அப்படின்பான்.
ம். <chuckles> <snorts> ம். உங்களுக்கு, வேற ஏதாச்சும் ஒரு பரிமாணங்கள்ல வந்து, இந்த குழந்தைங்கள இந்த மாதிரி, கவனம் செ செ திசை திருப்புனா நல்லா இருக்கும், இல்ல ஈர்த்தா நல்லா இருக்கும், அந்த மாதிரி எதாச்சும் கருத்துங்கள் இருக்கா?
இல்ல ஈர்ப்பு எப்படின்னா? நம்ம எல்லாரையும் கவனிச்சுக்கணும் அப்டிங்கிற மாரி ஒண்ணு இருக்கு. அ தாத்தா, பாட்டிக்குன்னு என்ன செய்யணும்? அப்பா அம்மாக்கு, வே வேலைய வுட்டு வந்த உடனே, அப்பாக்கு எதாவது செய்யணுமா, தண்ணி கொடுக்கணும். என்ன பண்ணணும்? அப்டிங்கிற மாரி ஒண்ணு. இப்ப இவனுக்கு உடம்பு முடியல, நீங்க எல்லாரும் வாங்க! வாங்க! அப்டிங்கற மாதிரி, நாம வந்து என் பையன, "இவ இவன் வந்து படுத்துருக்கான் பாருங்க, அ உடம்பு முடியலன்னு நினைக்கிறேன், எல்லாரும் தூக்குங்க, ஹெல்ப் பண்ணுங்க" அப்படிங்கும்போது அவங்க நமக்கு வருவாங்க. உதவிய வந்து எப்படி வந்து, நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து செஞ்சுக்கணும் அப்டிங்கறத, நான் அப்படி தான் பழக்கப்படுத்துறேன்.
பரவால்லங்க. நீங்க ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. ஆனா, குழந்தைகளை வந்து, நம்ம ஒரு அதாச்சும் சின்ன வயசுலேருந்தே நம்ம என்ன பண்ணிட்டு ஆகணும் அப்படின்னா அத எடுத்துட்டு போற விதத்துல தான் க திசை திருப்புற மாதிரி இருக்கு அப்படிங்கிறத வந்து.
ஆ ஆமா. அதுக்கு நாம மொதல்ல அதே மாதிரி மாறணும். குழந்தையா மாற வேண்டியதா இருக்கு. சில நேரங்கள்ல அப்பா, அம்மாவா மாற வேண்டியதா இருக்கு. சில நேரங்களில் கண்டிப்புள்ள அம்மாவா மாற வேண்டியதா இருக்கு. கண்டிப்பா எப்படி இருக்காங்க, "அம்மா இப்போ கோவமாயிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்?" அப்படிங்கிற மாதிரி சாரி சொல்றதா இருக்கட்டும், அப்புறம் வந்து நா அவன பாராட்டும்போது இந்த ஃப்ரிட்ஜில்lல ஒரு ஸ்டிக்கர்ஸ் லா இருக்குல? அந்த ஸ்டிக்கர பாக்கும்போது அவங்களுக்கு ஒரு இவ்வளோ வாங்கியிருக்கேன் ஒரு வாரம் அது ஒரு 5,6 வய, 5 வயது வரைக்கும் தான் அது பெருசா தெரிஞ்சுது.
ஆமா. ம்.
இப்போ பாத்தீங்கன்னா ஸ்டிக்கர் லாம் பெருசா தெரியல, நான் உனக்கு செய்றேன் அதுக்கு எனக்கு ஸ்டிக்கர் வேணுமா? ஒன்னும் பிரச்சனை இல்ல விடுங்க.
அப்டின்னு அவங்களே சொல்லிட்டாங்களா?
ஆமா ஒன்னும் பிரச்சனை இல்ல விடுங்க. இதுவே அழகா தா இருக்கு இதுவே போதும். நம்ம இனிமே ஸ்டிக்கர் லாம் வேண்டாம். ஸ்டார் கொடுங்க நீங்க அதுக்கு பதிலா பெரிய கிஃப்ட் வாங்கி தரீங்களா? அப்படீம்பா. <chuckles>
ஓ! இது நல்லாருக்கே. பெரிய கிஃப்ட்டு க்கு போயாச்சு சின்ன ஸ்டிக்கர் லேருந்து பெரிய கிஃப்ட் டுக்கு போயாச்சு.
ஆ ஸ்டிக்கர் லேந்து பெரிய கிஃப்ட் அப்படிங்கும்போது த நீ வந்து சேத்து வைக்கிற காசுலேந்து நீ வேணா வாங்கிக்கோ. நான் இது மாதிரி பண்ணுறதுக்கெல்லாம் வேலைகளுக்கெலாம் நான் வேணா உனக்கு உண்டியில நிறைய காசு போட்டு வைக்கிறேன். அப்படிங்கிற மாதிரி.
ம். ரொம்ப அழகா இருக்குங்க உங்களுடைய அந்த குணத்து அந்த குழந்தையை கவனத்தை எப்படிலா திசை திருப்புறீங்க. அதுவும் இல்லாம அந்த குழந்தைங்களை எவ்வளோ அழகா நீங்க வளர்க்குறீங்க, குழந்தையாவே மாறி போய் என்ன ஸ்கூல் விட்டு வந்தோனேயே, "நான் இதெல்லாம் பண்ணேன், நீ என்ன பண்ண?" அப்படின்னு சொல்லி கேட்கறீங்க இல்லையா, அதுவே ஒரு அழகான ஒரு அழகுதான். உங்கள்ட்ட பேசியதுக்கு மிக்க சந்தோஷம் மிக்க நன்றி.
அப்படிதான். நானும் என்னுடைய அனுபவங்கள்ல நீங்க கேள்விகள் அடுத்தடுத்து கேட்கிறனால தான் என்னால நல்லா சொல்ல முடிஞ்சுதுனே சொல்லலாம். எ என் குழந்தை கூட நான் எப்படி குழந்தையா இருந்தேன்ற அனுபவத்த உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். மிக்க நன்றி!